உள்ள மாமா, அப்பா அந்த மாரி பெரியவங்க எறங்குவாங்க.
ஆமா, நெல் அள்ளி குடுப்பாங்க. நம்ம வாங்கி கொட்டணும். எந்த அளவுக்கு பாருங்க ஒ
நெல்ல அள்ளி மேல குடுக்க மாட்டாங்க. ஒரு ஓட்ட மாரி வச்சிருப்பாங்க. அது வழியா தள்ளிக்கிட்டே இருப்பாங்க.
ம். அப்டியா! நாங்க வந்து அள்ளிட்டு கடேசி வர கடேசில தான் அந்த மாரி பண்ணுவோம். ஆனா, அதில ஒ நின்னு கொட்டும்போது வித் பாவம் வேர்க்க, வேர்க்க நிப்பாங்க.
ஆ. இல்ல எங்க வந்து அந்த ஆ. ஆமாமா, பா எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும். சளி பிடிச்சிக்கும். அதுக்குள்ள எறங்கும்போது.
ஆமா. அப்ப எப்படிலாம் உழச்சிருக்காங்கல்ல அந்த அந்த காலத்துல!
ஆமாமா, அத விட அத அவிச்சுட்டு மேல கொண்டு போய் காய வைப்போம்ல. அந்த அவிக்கும்போது நல்லா வாசமா இருக்குங்க. ஒரு பெரிய கொப்பறையில போட்டு
ஐயயோ! வாசனையா இருக்கும். இப்போலாம் அந்த வேலைய யாருங்க நம்மலாம் பார்க்க முடியுதான்னு பார்த்தீங்களா, ஐயோ! நெனச்சு பார்த்தாலே பக்குனு இருக்கு. எப்படிலாம் உழச்சிருக்காங்க பாருங்க. அந்த
அ. இல்லக்கா, அப்போ நானே கூட்டிட்டு போயிருவேன். எடுத்துட்டு போயிருப்பேன். எனக்கும் குடுங்கன்னு சின்னதா ஒரு கு இது மாரி இருக்கும்ல. அது பேர் என்ன? கூட! அத எடுத்துட்டு போய்ட்டு, சின்னதா எடுத்துட்டு போய்ட்டு அத கொட்டிட்டு வரணும். என்னோடது தனியா ஒரு
ம். ஆமா, அதுவும் நல்லாயிருக்கும். காக்காலாம் மேய விடாம, அங்க உட்காந்துட்டு கம்பு வச்சு வெரட்டிக்கிட்டு, இல்ல?
ஆமாமா. ஆமா, நிஜமா தான். அதெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை இல்ல.
அந்த உணர்வுகள்லாம் இருக்கா? ஆமா, நல்லா அந்த களம்னு சொல்லுவாங்க. அதில வந்து நெல்ல கொட்டி அங்கேருந்து அங்கே வரையும் பார்த்தீங்கன்னா, அப்படியே விரிச்சு விட்டுருப்பாங்க. நம்ம குழந்தையா இருக்கும்போது அத கால்ல போ கால்லயே. <laughs>
ஆ. அந்த கால்லயே இப்டியே பேரு ஆ.
<laughs> ஆமா, க அவங்க அழகா அந்த கைய வச்சு அழகா பண்ணுவாங்கங்க. அது
எ ஆமாமா, எ அ அதுக்கப்புறம்லா செஞ்ச மாரி ஞாபகமே இல்ல எனக்கு தெரிஞ்சு. <chuckles>
ம். ஆமா, இப்போலாம் எங்கேங்க அதெல்லா பார்க்கவே முடியலையே, கிராமத்தில இப்போ கூட கிராமத்துகள்லலாம் இருக்கான்னு கூட தெரியல. ஏனா மொத்தமா அதுக்குன்னு ஒரு மிஷின் வந்துருது பார்த்தீங்களா, அங்க போயிட்டு அ.
ஆமாமா, இப்போலாம் அவங்க எங்க அவுங்க? வித்துட்டு அத அப்படியே அரிசியா எடுத்துக்கிறாங்க.
அரிசி எடுத்துட்டு வந்துருவாங்க. இப்பலாம் யார் காய வச்சு, அரைச்சு இதெல்லாம் பண்றது?
அவ்வளோதான்.